பொதுவாவே பாத்தீங்கன்னா, ஒரு வீடு அந்த ஒழுங்குமுறைகள் வந்து, அந்த வீட்டுல இருக்க பெண்கள் வந்து, ரொம்ப அதுல கவனமா, கண்டிப்போட இருப்பாங்க. இது இப்படிதான் வைக்கணும், இந்த விஷயங்கள் இங்க தான் இருக்கணும். வெளிய யாரு கொண்டு வந்ததுன்னு சொல்லி, பெரிய மாற்றம் ஏதாவது வ நிகழ்ந்துருச்சுனா அதுல ஒரு பெரிய மன அழுத்தத்துலயும் இருப்பாங்க. அப்ப அந்த மாரி விஷயங்கள், "மத்தவங்க புதிதா நம்ம வீட்டுக்கு வரவங்கல யாராவது இருக்கலாம். இல்ல ஒருத்தவங்க தன்னோட வாழ்க்கைய தொடங்க போறாங்க. ஒரு வீட்டுல, புதுசா வந்து குடிபெயர போறாங்க" அப்படின்னா, அவங்களுக்கு என்ன மாரியான எளிய முறைகள்லாம், நம்ம சொல்லி தரலாம்? உதவிகள் என்னென்ன "இந்தெந்த விஷயங்கள் இப்படி, இப்படி பண்ணா உனக்கு சீக்கிரமாக நடந்துரும்" அப்படின்னு, நம்ம என்னென்ன டிப்ஸ் குடுக்க வாய்ப்பிருக்கு?
ம். ம். அ இது வந்து, ப புதுசா ஒரு வீட்டுக்கு போறாங்கன்னா, அவங்க இப்ப தான் திருமணமாயி போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து, வீட வந்து எப்படி அழகா வச்சுக்கலாங்கிறத, நம்ம சின்ன, சின்ன விஷயம் மூலமா அவங்களுக்கு சொல்லலாம். அவங்களுக்கே தெரியும், அவங்க திருமணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ, அது தெரியல. ஆனா நம்ம சொல்லணுனா வந்து, முதல்ல வந்து உ ஷூ ஸ்டாண்டுன்னு ஒண்ணு வச்சுக்கணும். ஏன்னா வந்து அப்பதான் வந்து செ அந்த காலணிகள்லாம் அங்கங்க ப வு பரப்பிக் கிடக்கும் இல்லனா. அதுனால மண்ணெல்லாம் வரும். அத வாசல்ல போட்டாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க திட்டுவாங்க. ஏன்னா எல்லாருமே இந்த அடுக்கு மாடி குடியிருப்புனா, அந்த மாரி பிரச்சனையெல்லாம் இருக்கும். அதுனால அத வந்து ஒருசேர அடுக்குறதுக்கு, இப்ப நிறைய ஆன்லைன்லேயே கிடைக்குது. இல்லனா, கடைகள்லேயும் கிடைக்குது. ஸ்டாண்டு, அத யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா, சிவ சுவற்று அலமாரிகள் வந்து வீடுகள்லேயே குடுத்துருப்பாங்க, அவுங்களே. அதனால உங்களோட ஆடைகள்லாம் வந்து அவங்க அது அது உள்ள வச்சுக்கிற மாரி பாத்துக்கணும். அதுலேயே ஹேங்கரும் குடுத்துருப்பாங்க. நீங்க வந்து இப்போ, சில பேர்லாம் பாத்தீங்கன்னா, போட்டுட்டு இன்னொரு முறை வந்து அத பயன்படுத்தலாங்கற சட்டைகளெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்கங்க சேர் மேல, சோஃபா மேலலாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஆ. அந்த மாரி இருந்தா, அது கொஞ்சம் வந்து அசௌகரியமா இருக்கும். யாராவது விருந்தினர் வரும்போது, அந்த மாரி நேரங்கள்ல. அப்போ வந்து சில இடங்கள்ல வந்து இந்த அலமாரியிலேயே வந்து உங்களுக்கு இதுவும் குடுத்துருப்பாங்க, ஹேங்கர் போடுற மாரி. அதுல போ ஆ. சில பேர் கதவோட குடுத்துருப்பாங்க. இல்லைனா கதவு இல்லைனா, நீங்க சும்மா மாட்ற மாரியும் இருக்கும். இந்த வசதி எதுவுமே அந்த வீட்டுல இல்ல, அப்படினா வந்து ஒரு ஓரமாவோ இல்லைனா, கதவுக்கு பின்னாடி தான் வந்து எல்லாருமே இது பண்ணுறாங்க. கதவுக்கு பின்னாடி நீங்களே வந்து ஒரு ஹார்டுவேர் கடைகள்ல போய்ட்டு, ஹேங்கர்னு கேட்டா குடுப்பாங்க. அத வாங்கி அடிச்சிட்டிங்கன்னா, அதுல போட்டு வச்சுக்கலாம். அ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து, "கொடி கட்டுறது" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆணிலாம் அடிப்பாங்க, புது வீட்டுல போயிட்டு.
ம்ஹ்ம். ஆமா. ம்ஹ்ம். <laughs> ஆமா. ம்ஹ்ம். ஆமா, பொதுவா எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆமா.
ஆ, அது கொஞ்சம் தவிர்க்க முடியுமான்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து, இப்போ வந்து இந்த அ இது கப்படா ஸ்டாண்ட் அப்படிங்கிறது வருது. க்ளாத் ஸ்டாண்டே விக்குது. அத வந்து அதிலேயே நீங்க போட்டுக்கலாம். இல்லைனா அத கொண்டு போய் மாடியில காய வைக்கிறதுக்கும் சௌகரியமா இருக்கும். அப்படியே தூக்கிட்டு போய் அங்க போய் விரிச்சு வச்சும் காய வைக்கலாம். ஸோ
ம்ஹ்ம். ஓ! அந்த மாரி இப்ப நெறைய எளிய வழிகள் வந்துடுச்சு. அதிகமா ஆணி அடிச்சு கொடிகள் கட்டணும். அப்படி வீட்டுக்குள்ளயெல்லாம் அந்த மழை காலங்கள்ல வந்து கொடிகள கட்டுவாங்க. அத தவிர்த்துட்டு இந்த ஸ்டாண்ட நம்ம வந்து மடக்கியும் வச்சிருலாம், அத எடுத்தும் வச்சுக்கலாம்.
ஆமா. அ. ம். ம். ஆமா. இப்போ ஒரு வீட்டில ஒரே ஆள் இருக்க போறதில்ல. இப்போ புது வீட்டுக்கு போறாங்கன்னா, இவங்களுமே வந்து அந்த புது வீட்டில ரொம்ப வருஷம் 50 வருஷம் இருப்பாங்கன்னுலாம் சொல்ல முடியாது. எல்லாருமே ஒரு குறைந்த வருஷம் ஐ குறைந்தது 3 முதல் 5 வருஷம் இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணமா வந்து வேற வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ புது ஆள் வருவாங்க. ஆனா வீடு அதே வீடுதான். அதனால வந்து அந்த வீட்டோட சொந்தக்காரர் இருக்கார்ல, அவர் வந்து இது எல்லாத்தையும் பார்த்தார்னு வச்சுக்கோங்களேன், "நமக்கு வந்து இதெல்லாம் வந்து எப்போதுமே தேவையா தான் இருக்கு" அப்படீன்னு சொல்லி ஒரு பெர்மனன்ட்டா வந்து ஒரு நிரந்தரமான ஒரு கொடி கயிறு, நிரந்தரமான ஒரு ஹேங்கர் அதெல்லாம் அவரே அடிச்சு குடுத்தரலாம். ஆ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கொசு தொல்லை எல்லா பக்கமுமே இருக்கு. ஸோ அதையுமே வந்து அவர் போட்டு குடுத்தரலாம். கொசு வலை அதெல்லாம் வந்து நிரந்தரமா பண்ணி குடுத்துட்டா, வரவங்க வந்து வீட்டை இன்னும் ரிப்பேர் பண்ணாமையாவது இருப்பாங்க. இல்லன்னா அவங்க வந்து அவங்கவங்க வசதிக்கு வந்து எல்லா இடங்கள்லேயும் வந்து கு காசு குறைவா இருக்குன்னு நான் ஒரு வீட்டில பார்த்தேன் கொசு வலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒட்டுற கொசு வலை ஆணியெல்லாம் அடிச்சு ஜன்னல்ல போட்டு ஏன்னா அவங்க அவங்களோட கணக்கு என்னென்னா, "இந்த வீட்டில கொஞ்ச நாள் இருக்க போறோம். இதுக்காக நம்ம எதுக்கு ரொம்ப செலவு பண்ணணும்?" அப்படீன்னு சொல்லிட்டு குறைந்த விலையில ஒட்டுற கொசு வலைன்னு விக்கும். அது வாங்கி அதுக்கு வந்து ஆணி நெறையா அடிக்கணும். ஜன்னல் முழுக்க அடிச்சா தான் அந்த ஸ்ட்ரிப்ப ஒட்ட முடியும்.
ம். ஓ. <laughs> ம். ஓ.
அந்த அ ஒட்றது அதாவது பிரிச்சு ஒட்ற மாரி ஒரு வழி இருக்குல்ல அது. வெல்க்ரோவா? ஆமா. இது அதனால வீட்டுக்கு சொந்தக்காரர், அந்த வீட்டு மேல அக்கறை இருந்தா இதெல்லாம் பண்ணி வைக்கலாம். அ அதேமாரி ஒரு நிரந்தரமா வந்து சமையலறையில ஒரு அலமாரி மாரி வச்சு குடுத்துர்லாம். அ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, வந்து எப்பயுமே வந்து இப்ப எல்லார்கிட்டெயும் இந்த ஆர் ஓ வாட்டர்லாம் வந்துருச்சு. அதுனால அவுங்க எப்படியா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு அதுக்கான ஒரு ப்ளக் பாயிண்டோ, அந்த மாரி அவங்களே வச்சு குடுத்தர்லாம். ம். எந்த அளவு வந்து ஒரு பொதுவான தேவை இருக்கோ, அத வந்து வீட்டு சொந்தக்காரரே பண்ணி குடுத்துர்ணும். இல்லைனா வந்து வரவங்க வந்து அங்கங்க தேவைக்கேத்த மாரி ஓட்டைய போடுவாங்க வாஷிங் மிஷினுக்காக. ஹ அந்த மாரிலாம் பண்ணுவாங்க. அப்புறோ
ஆமா. வெல்க்ரோவ் போட்டு அத ஒட்டிருவாங்க. <laughs> <laughs> ஆமா. அப்புறம் இப்போ, இந்த மாதிரியான எப் எல்லாருக்கும் பயன்படுற விஷயங்கள நீங்க சொன்ன மாதிரி, அந்த வீட்டு உரிமையாளரே செஞ்சுட்டாங்கன்னா, அவுங்களுக்கும் உங்க வீட்ல எந்த ஒரு சேதாரமோ, இல்ல சில நேரங்கள்ல அதுனால, பல மத்த பிரச்சனைகள் வரும். அதயெல்லாம் தவிர்த்துர்லாம். இப்ப வீட வந்து ஒழுங்குபடுத்துற முறை, அது நீங்க ஒரு அ பெரியவங்களா, உங்களோட அனுபவத்துலேருந்து என்னென்ன விஷயங்கள் நா இப்டிப்டி ஒதுங்க வப்பேன், இத இப்டி பண்ணா நல்லது, சுலபமா முடிஞ்சிரும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க?
ம். ம். ம். ம். ம் அ ஒரு வீட்டில பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து முடிந்த அளவு அந்த இடம் போதுமானதா இருந்தா தரையில எதையுமே வந்து வைக்கக்கூடாது. ஏன்னா, வந்து தரையில சாமான்கள நீங்க வைக்க வைக்க என்னாகும்னா வந்து, தினமும் வந்து ஒரு கிளீன் பண்ணுறது கிளீன் பண்ணணுங்கிற எண்ணமே வராது. ஏன்னா வந்து ஒரு கிளி அதாவது, "ஒரு துடைப்பம் எடுத்து பெருக்கணும்" அப்படின்னு யோசிச்சாலே, சாமான் ஃபுல்லா தரையில இருக்கும். "அப்போ இதல்லாம் மேல தூக்கி வச்சு பண்ணணுமா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆமா. ஆமா, அத இல்லன்னா அத விட்டுட்டு பண்ணுவோம். அந்த இடத்த விட்டுட்டு. அந்த இடத்தில தேக்கம்மாயிரும். அப்படியே தூசி அ ஒட்டடை அதெல்லாம் வந்து அடியில போயிடும். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, இதற்காக நம்ம என்ன பண்ணலானா நெறைய வந்து சு சுவர்லேயே அடிக்கிற மாரி நெறைய விஷயங்கள் வந்திருக்கு இப்போ. இந்த சுவருலேயே வந்து, இப்ப சாக்ஸ் எல்லாம் நெறைய அப்டி சின்ன சின்ன விஷயம் சாக்ஸ் கர்ச்சீஃப்லாம் பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் வந்து கதவு பின்னாடி ஒட்டுற மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கு. அ பைகள் மாரி, தபால் பை மாரி வரிசையா இருக்கும். அ அது
ஓ! ம்ஹ்ம். ஆமா. அது ரொம்ப சிரமமா இருக்கும். <chuckles> ம்ஹ்ம். ஓ! ஹோ! அத நம்ம தொங்க விட்டுக்கலாம், அப்படியே.
ஆமா. இந்த மாரி நிறைய இந்த தொங்க விட்ற விஷயங்கள நிறைய பயன்படுத்துனோம்னு வச்சுக்கோங்க, வந்து கொஞ்சம் இடம் வந்து காலியா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, வந்து நமக்கு வீடு பெருசா தெரியணுனா, நீங்க வந்து அ ரொம்ப ஒரு அ கய டார்க் கலரான ஒரு இதெல்லாம் வண்ணத்தையெல்லாம் பூசாம, ஒரு வெளிர் மஞ்சள் அந்த மாரி பூசுனீங்கன்னா வீடு கொஞ்சம் பிரகாசமா இருக்கும்.
ம்ஹ்ம். ஓ! அந்த ஒளி பட்டு இந்த வண்ணங்களுக்கு ஏத்த போல, வீடும் வந்து பிரைட்டா இருக்கும்னு சொல்றீங்க. ஓ! இது சிறப்பு.
அந்த மாரி. ம். ஆமா, ஆமா. அதுக்கப்புறம் எல்இடி அ இந்த பல்ப அ டியூப்லைட் எல்லாம் பயன்படுத்துனீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு மின்சாரமும் எடுக்காது, அதே சமயம் வந்து வீடும் நல்லா பிரகாசமா தெரியும்.
ம்ஹ்ம்.
ஏ ஏன்னா வந்து வெளியில இருந்து ஒருத்தர் நமக்கு ஒரு விருந்தினர் புதுசா வர்றாங்கன்னு வச்சிக்கோங்க. வரும்போது வந்து அவுங்களுக்கு முதல்ல வந்து, அந்த வீடு பிரகாசமா இருந்தா தான் அவுங்களுக்கும் ஒரு மனநிலை நல்லா இருக்கும். ம்.
ம் கண்டிப்பா. நம் ஏன்னா வீட்டுக்குள்ள வந்த ஒடனே நம்மள வந்து ஒரு எடை போட்ற விஷயம்னா, வீடு எப்டி இருக்கு? ஒழுங்குமுறை எப்டி இருக்கு? ஆ சுத்தமா இருக்கா? வெளிச்சம் இருக்கா? அததான் வந்து எல்லாரும் பாப்பாங்க. அ இப்போ வந்து வீடு ஒழுங்குபடுத்துறதுன்னா, இப்போ கு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, கிச்சன் அ சிலருக்கு வந்து யாராவது வெளி ஆளு வந்துட்டாங்கன்னா, அவங்க கிச்சன பாக்கறதுக்கே அவங்களுக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கும். அப்போ ஒழுங்கு பண்ணாம இருப்பாங்க. அன்றாடம் நம்ம சமைக்கும்பொழுது அது சிதற அ மாத்தி மாத்தி வைக்கிறது வழக்கம். வீட் வீட்ல முக்கியமா கிச்சன வந்து ஒழுங்குபடுத்துற முறையில என்னென்ன நீங்க வந்து சுலபமா பண்ணலாம்? இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணா ரொம்ப எளிதா முடிஞ்சிரும் அப்டின்னு நினைக்கிறீங்க?
அ. ம். ம். ம். ம். ஆ. ம். ம். ம். ம், ம். ம். ஆ நீங்க வந்து இப்ப கே கழுவுன பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு வந்து தனியா ஒரு ட்ரே மாதிரி வச்சுறணும். ஸ்டாண்ட் மாரி அதுக்கும் இருக்கு. அதாவது நீங்க கரண்டி, தட்டு, டம்ளர் அதெல்லாம் அ ஸ்பூன் அதெல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து மத்த பயன்படுத்தும் பாத்திரங்கள் பாத்தீங்கன்னா, ஒரு அடுக்கா வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்க அதெல்லாம் கழுவும்போது ஒண்ணுக்குள்ள ஒண்ணா அப்படியே போட்டு அடுக்கிடலாம்.
ஹ்ம். ஓ! வாங்கும்போதே அது அடுத்து அடுத்த அடுத்த சைஸ் அந்த மாதிரி பார்த்து அழகா வாங்கிட்டோன்னா, அது அடுக்கி வைக்கவும் சுலபமா இருக்கும்.
ஆ. அ. அ. ஆமா. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து 2 விதமான ப பாத்திரங்கள் வந்து 2 பிரிச்சுக்கணும். அன்றாட தேவைக்கானது, எப்பொழுதாவது தேவைப்படுறதுன்னு. இப்ப இந்த குழி பணியார கல்லெல்லாம் வச்சிருப்பாங்க சில பேரு ஆப்பக்கல் அதெல்லாம். அதெல்லாம் வந்து தினமும் பண்ண மாட்டாங்க. மாதத்துக்கு ஒரு முறை இல்லனா வாரத்துக்கு ஒரு முறை தான் எடுப்பாங்க. இப்போ நீங்க அந்த மாரி இதெல்லாம் ஒரு தனியான அலமாரியில கீழ்த்தட்டு, அந்தமாதிரி வச்சுறணும். அ தினமும் எடுக்கிறதுக்கு மட்டும் முக்கியத்துவம் குடுத்து அத மேல் இடத்துல வைக்கணும்.
ஓ! ஆமா. ம்ஹ்ம்.
அ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எல்லா உங்க கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையுமே வந்து ஒரு தெரியுற மாதிரி இருக்கிற ஒரு அ பாட்டில்ல தான் வந்து அடுக்கணும். அ வெளியில அது என்ன ப் என்ன உள்ள இருக்கு, அப்படிங்குறது தெரியுற மாரி. சர்க்கரை இருக்கா? உப்பு இருக்கா? அப்படிங்கிற மாதிரி.
ஓ! அத பார்த்து எளிமையா எடுக்க முடியும். ஏன்னா, சிலர் வந்து ஆனா அந்த காலத்தில வந்து எவர் சில்வர் டப்பாக்கள்ல போட்டு வச்சிருப்பாங்க அம்மாக்கள்லாம். அத எடுத்து பார்த்து ஏன்னா நமக்கு வந்து பழக்கப்படாத விஷயமா இருக்கும்போது, எடுத்து, எடுத்து பார்த்து மாத்தி வச்சுட்டு, திட்டு வாங்குன அனுபவமெல்லாம் எனக்கும் இருக்கு.
ஆ. ம், ம். ம், ம். அதுக்கப்புறம் குறிப்பா வந்து நிறைய பேரு பண்ற ஒரே ஒரு விஷயம், தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து, இந்த "டிரெய்னர்" சாமான் தேய்க்கற டிர இது இருக்கும்ல சிங்க்கு. அதுல வந்து குப்பைகள போட்டு அடச்சிருவாங்க. அது வந்து, வேலை பாப்பவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. அது வந்து வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து, அந்த பயிற்சி குடுக்கணும். அங்க பக்கத்துல ஒரு கப் மாதிரி வைக்கலாம். இல்லன்னா, ஒரு கவர் மாரி ஹேங்கர் மாரி போட்டுட்டு, என்ன குப்பைய நம்ம அங்க போம்போது வருதோ, அத அதுல தான் போடணும். இது உள்ள போடக்கூடாது அப்படினு, எ ஆ.
ம்ஹூம். ஓ! <chuckles> ஆமா. இது வந்து, சுத்தமா அந்த இடத்த அ, வந்து நம்ம மெயின்டெயின் பண்றதுக்கு ஒரு எளிய நடைமுறை தான்.
ஆமா. அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்துற பாக்ஸ், அந்த மாரியெல்லாம் இருக்கும். "ஃடிபன் பாக்ஸு" அதெல்லாம். அதெல்லாம் வந்து எவ்வளவு தூரம் வந்து நம்ம குறைவா பயன்படுத்தணும். இல்ல ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, அடுக்குற மாதிரி விஷயங்கள பயன்படுத்துனா, கொஞ்சம் இடம் வந்து மிச்சமாகும். சின்ன சமையலறையா இருந்தா.
ம்ஹூம்..
அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அ, வேற நீங்க உங்களுடைய அ சோஃபா அது எல்லாமே வந்து, ஒரு இது மாரி நீங்க அட்டவணை மாரி போட்டுக்கிட்டு, "உங்க வீட்டுல வந்து இந்தந்த விஷயங்கள, இந்தந்த நாள் கிளீன் பண்ணணும், மாதத்துல 1 நாள்", அப்படின்னு அ அட்டவணை போட்டு பண்ணாலே ஒழிய, நம்ம வந்து பண்ண மாட்டோம். அந்த சில பேரு வீட்டுலலாம் ஃபேன்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஒ தூசி வந்து சேந்து முடிஞ்சு, கீழ தலையிலேருந்து சா கீழ உட்காந்து ஏதாவது காஃபி குடிச்சிட்டு இருந்தோம்னா, அது மேலே கூட விழும். அதான். அந்த அளவு சேந்து போயிடும் அது..
ஓ! <laughs> ஐயயோ! ம். ஆமா. அது வேகத்துல அதுவே விழுந்துரும், அப்டின்னு..
ஆ. இப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு செயலி இருக்கு, அர்பன் கிளாப்னு. நீங்க அதுல கூட உங்களால முடியல சரி, பெண்களா வீட்ல நெறைய பேரு இருக்கோம். ஆண்கள் கெடையாது. இல்ல ஆண்கள் வயதானவங்களா இருக்காங்கன்னா வந்து, நீங்க அதுல புக் பண்ணா கூட உங்களுக்கு வந்து ஒரு, 1 மணி நேரம், 2 மணி நேரத்துல ஆள் வந்துருவாங்க. அவங்க ஏறி, ஒரு மொத்தமா நீங்க அதுல சொல்லிடணும், இத்தன ஃபேன் துடைக்கணும் அப்டின்னா அவங்க பணம் வாங்கிட்டு, உங்களுக்கு துடைச்சு குடுத்துருவாங்க. அந்த மாரியான வசதியும் இருக்கு இப்போ. ஆ, குறிப்பா வந்து வீட்ல எல்லா எடத்த விடயும், கழிப்பறைய ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். அதுதான் வந்து மிக, மிக முக்கியமானது.. அ.
ம்ஹூம். ஓ! ஓ! ம்ஹூம். <chuckles> இப்போ ஒரு, அ நீங்க உள்ள நொழஞ்ச உடனே அந்த லிவிங்ஸ் ஸ்பேச வந்து எப்படி இருக்கணும், அத சொன்னீங்க. இப்ப நெறைய பேருக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனையே, படுக்கை அறை. ஏனா, தூங்க மட்டும் தான் நாங்க அங்க போவோம். அதனால தொவச்ச துணிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே படுக்கறையில ஒரு சேர்லயோ, ஒரு மெத்தையிலயோ இருக்கும். இந்த துணிகள மடிச்சு அடுக்குறது, அத ஒழுங்குபடுத்துறதுங்கறது ஒரு பெரிய சவாலான விஷயமா இருக்கும். அத நீங்க எப்படி எளிய முறையில பண்ண முடியும்? இல்ல நீங்க அதுக்கு என்ன ஒரு அறிவுரை சொல்லுவீங்க?
ம். ம். ம். ம். ம். ,ஆமா. அ எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா வந்து நா அத அறிவுரையா சொல்ல மாட்டேன். நான் என்ன பண்ணறத சொல்றேன். ஏன்னா வந்து யாருக்கு வந்து எந்த வேலை நல்லா வருதுங்கிறத நாங்க முதல்ல கணிச்சுறுவோம். அந்த வேலைய அவுங்க அருமையா பாக்குறாங்கன்னா அவங்களட்ட விட்டுருவோம் அத. இப்போ வந்து எனக்கு துணி மடிக்கிற வேல நல்லா வருது அப்படின்னா அத முழுக்க முழுக்க நானே பண்ணிப்பேன். இப்ப வெங்காயம் கட் பண்றது ஒருத்தருக்கு நல்லா வரும். <chuckles> அவுங்க அந்த வேலைய செய்வாங்க. அந்த மாதிரி.
<laughs> ஓ! <breath> <laughs> இ. ம்ஹ்ம். ஓ! வேலைகள பிரிச்சு குடுத்துறது.
ஆ. அதில க் யாரு கை தேர்ந்தவங்களா இருக்காங்களோ, அவங்கள்ட குடுத்துருவோம். அப்போ வந்து வேலைக்கு வேலையும் முடியும். பிரிச்சிக்கிட்ட மாரியும் ஆயிடும்.
<chuckles> ஆ, இது ஒரு நல்ல ஒரு யோசனையா தான் இருக்கு. ஏன்னா அதில அவங்களுக்கு அது சுலபமா வரும். இன்னொருத்தர் அதை கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் செய்றதுக்கு, இவங்க போனா கடகடன்னு முடிச்சுட்டு வந்துருவாங்க.
ஆ. ஆ. ஆ நமக்கும் வந்து இந்த வேல இவங்க பார்த்துருவாங்க அப்படிங்கிற அந்த மன உளைச்சலும் இருக்காது. யார் பார்க்கிறது இப்படி இருக்கே! ஒருத்தர் ஒருத்தர் திட்டிட்டு உன் துணி இருக்கு, என் துணி இருக்குன்னு சொல்லாம அவங்க எல்லா துணிக்கும் அவங்க தான் பொறுப்பு. ஆ, அந்
<chuckles> <laughs> இ இது நடைமுறையில இருக்கிற ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு.
ம். அ.
அ இப்போ நெறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. அ பொதுவா வந்து வீடு, அந்த வீட்ல வந்து இந்தந்த இடத்த இப்டிப்டி வச்சுக்கணும், இந்தந்த வழிமுறைகள் பின்பற்றணுன்னு, இப்ப நீங்க வந்து பொதுவா ஒரு வீடு அப்படின்னா அது ஒழுங்குபடுத்தி இருக்கறது வாய்ப்புருக்கா, எல்லா நேரங்கள்லயும்? இல்ல, ஒரு வேலை செஞ்சு அது கலஞ்சாலும் அத உடனே உடனே செஞ்சுறது நல்ல ஒரு வழிமுறையா இருக்குமா?
உடனே உடனே செய்யணுங்கிறதுக்கு பேரு அ எதோ ஓசிடியா? அந்த மாரி ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது அ அதில ரொம்ப மூழ்கி போறவங்க. அந்த மாரி செய்றது வந்து நம்ம ரொம்ப அடிமையாய்டுவோம். அதனால வாரத்திற்கு ஒரு முறை வந்து பழைய நிலைமைக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்துடணும். திருப்பி அது கலைய தான் செய்யும். அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு வந்துறணும். அதுக்கு ஒருத்தர் பொறுப்பு எடுத்துக்கணும். அம். ம்.
<laughs> ம்ஹ்ம். ஓ! <laughs> அ கண்டிப்பா நீங்க சொன்னதுதான் எதார்த்தமான ஒரு முறை. ஏன்னா அப்பவே செய்யணுன்னா, அதுவே ஒரு பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அ வீட எப்டி ஒழுங்குபடுத்துறது? அதுக்கு என்னென்ன வந்து நடைமுறைல சாத்தியம் அப்படின்னு ரொம்ப அழகா விளக்கமா என்கிட்ட சொன்னீங்க. உங்களோட பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட நேரத்திற்கு நன்றி.
ம். ம்.